பொதுவாவே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு நேரம் வச்சிருப்பாங்க. அது மொபைலா இருந்தாலும் சரிதான். டிவியா இருந்தாலும் சரி தான். லேப்டாப்பா இருந்தாலும் சரிதான் எல்லாத்துக்குமே. அப்படி பார்க்கும்போது, உங்க தினசரி ஸ்க்ரீன் நேரத்த வந்து நீங்க எப்படி வந்து நிர்வகிக்கிறீங்க?
ஆ இது ஒரு நல்ல கேள்விங்க. இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில எல்லாருமே வந்து இந்த ஸ்க்ரீன் நேரத்த வந்து அதிகமாக பயன்படுத்துறாங்கன்னு தான் சொல்லுவேன். அ இதெல்லாம் நான், அ இதெல்லாம் நான் பார்த்துட்டு நமக்கே வந்து "ஐயயோ! இந்த அடிக்கடி வந்து இந்த மாதிரி வந்து இந்த தொலைபேசி தான் வந்து அதிகமா வந்து பயன்படுத்துறோம்ன்ற" அளவுக்கு ஆகிடுச்சு. ஆ எனக்கு வந்து இத அதிகமா பயன்படுத்தி பயன்படுத்தி, அதாவது நான் வேலைக்காக தான் வந்து பயன்படுத்தினேன். அதுவே எனக்கு கண்ணெல்லாம் வலி வர ஆரம்பிச்சு, தலை வலி ஆரம்பிச்சு, ஒரு 1 வாரமாவே இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் நான் வந்து உணர்ந்தேனே. "ஐயயோ! இப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது ஒரு சீக்கிரமா இந்த வயசுலயே வந்து கண் பார்வையெல்லாம் கம்மி ஆயிடுச்சுனா என்ன பண்ணுறதுன்னு" எனக்கு பயம் ஏற்பட்டு, நானே வந்து குறைக்க ஆரம்பிச்சேன். நம்ம அ அத வந்து நம்ம அதில வந்து கவனம் செலுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது வந்து, சார்ஜ கூட சுவிட்ச் ஆஃப் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சார்ஜ் லோ ஆக்கிட்டு, அத ஆஃப் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். சார்ஜே போடாம அப்படியே வச்சுருந்துட்டு ஏன்னா வந்து அது தொடங்கிற நேரம் வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இருக்கும். அதனால் வந்து, அதே வந்து ஆஃப் பண்ணுற மாரி ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ காலையில நம்ம எடுத்தோம்னா அதில அப்படியே உட்கார்ற மாதிரி வர்ற எனக்கு வந்து தோணுச்சு. அந்த Reels பார்க்குறதா இருக்கட்டும். நோட்டிஃபிகேஷன் அப்படியே ஆராயிதுறனால அதனால வந்து ஒரு சில நேரத்தில வந்து இந்த டேட்டாவ வந்து ஆஃப் பண்ணி வச்சுடுவேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த இதோட தகவலோ, எதுவுமே தெரியாதுல்ல. அதனால நம்ம எடுக்கிற அலாரம் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வந்து இந்த டேபிள்ல வச்சுட்டு என்னோடய வேலைகள், வீட்டல உள்ள வேலைகள்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சுருவேன். அப்பயும் அந்த எல்லா வேலைகளையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து, அப்பயும் நம்மளுக்கு "எடுக்கணும் எடுக்கணும் எடுக்கணும்னு" தான் தோணிட்டு இருக்கும் மனசில. அப்ப வந்து என் குழந்தையோட வந்து விளையாட ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி வந்து அவன் கூட வந்து நான் வந்து நேரங்கள் செலவிடுற மாரி வந்து நெறைய நேரம் வந்து கெடப்பேன். அப்டி இருந்தாலுமே வந்து அந்த ஹாட்ஸ்பாட் வந்து நான் ஃபோன்ல தான் போட்டாகணும். அப்போ நான் திருப்பி அந்த ஃபோன் <chuckles> எடுக்கணும்.
கண்டிப்பாங்க. ம், ம். ம். ஓஹோ! கண்டிப்பாங்க, ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். கண்டிப்பாங்க. ம்ஹ்ம். சூப்பருங்க. <laughs>
ஆமா. அப்ப வந்து டொயின் டொயின்னு அந்த மெசேஜ் வரும். அப்ப வந்து என்னால தவிர்க்க முடியாது, அதுல அப்டியே உட்காந்துருவேன். ஒரு 1/2 மணி நேரமாவது, நான் அத பாத்துட்டு உட்காந்துற மாரி தான் ஆயிருது. இப்ப நான் அப்டியே பழகி, நம்ம பழகி பழகி நமக்கு அது அப்டியே ஒ என்னமோ ஒரு இது நோய் மாதிரி ஆயிடுச்சு அது எடுக்காம இருந்தா ம். எடுக்காம வந்து அ
ம். கண்டிப்பாங்க. ம். இப்போ, ஆ இந்த மாரி நீங்க ஸ்க்ரீன் நேரத்த வந்து ஆஃப் பண்ணி வைக்குறதுனால, குழந்தைங்க எதுவும் உங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களா? "இல்லம்மா எனக்கு அத ஆன் பண்ணி காட்டு <inhales> எனக்கு கொஞ்சம் ப்ரைட்னெஸ் வச்சு குடு" அந்த மாரிலாம் கேட்க மாட்டாங்களா உங்கள்ட்ட?
ஆஹ, இல்லங்க நான் வந்து ஃபோனே அவன்ட வந்து நான் காட்டவே மாட்டேன். இன்ன வரயும், நான் அப்டி காட்டி வளக்கவே இல்ல அவன. ஆனா வந்து, என்னோட கணவரோ, மாமியாரோ வந்து நம்ம பேச்சே கேட்கவே மாட்டாங்க. அவங்கள கொஞ்சம் நேரம் தாங்க, "நான் குளிச்சிட்டு வந்துறேன் பாத்துக்கோங்கன்னு" சொல்றதுக்குள்ள அந்த ஃபோன தான் காட்டுறாங்க. ஏன், அது நமக்கு பாக்க தெரியாதாங்க? இவ்ளோ நாள் பூரா கூட பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த 10 நிமிஷத்துல பாக்க சொல்றதுக்குள்ள அந்த ஃபோன வச்சுதான் காட்டுவாங்க. அப்போலாம், எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஏன்னா, அவங்க பெரியவங்கன்னு நம்ம எதித்தும் பேச முடியாது. ஆ. ஆமா.
கண்டிப்பா. <laughs> <laughs> ம். ம் ம். கண்டிப்பா. அப்பறம் எப்ப அந்த ஸ்க்ரீன் நேரத்த வந்து அதிகப்படுத்தணும்னு உங்களுக்கு தோணும்?
யாருக்கு? எனக்கா?
ம்.
ஆ, அப்போ வந்து நம்மளுக்கு வேலை பார் வந்து தவிர்க்க முடியாதுல்ல. வேலை நேரங்கள்ல கண்டிப்பா நம்மளுக்கு தேவ என்ன நடக்குது? என்ன இது? எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். அப்போ வந்து நான் வந்து கண் கண்டிப்பா பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு காலையில வந்து எல்லா வேலைகளையும் நான் முடிச்சிடுவேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது மதிய வேலையும் சேர்த்தே முடிச்சு விட்டுருவேன். அதுக்கப்புறமேட்டு அ ஏன்னா வந்து இது அடுப்படியில போய் நின்னுட்டே இருக்கிறது கொஞ்சம் கடுப்பாவே இருக்கு. இங்க என்னமோ நம்ம அதுக்கு தான் பெத்து வளர்த்த மாதிரியே ஒரு எண்ணமா இருக்கும். படிச்சதெல்லாம் வேஸ்ட்டான மாதிரி அப்போ எனக்கு உணர்மா அதுனால, நான் வந்து காலையிலயே முடிச்சுட்டு வந்துருவேன். அந்த ஆ ஆமா. அப்புறமேட்டு இந்த அது மதியம், மதியம் அந்த படுக்கிற நேரமும் வந்து படுக்க முடியாது. சும்மா அத பாத்துடுவேன். அப்பயுமே வந்து என் பையன் வந்து படுத்துட்டு அவனும் பாக்க ஆரம்பிச்சனா, டபக்குன்னு தூக்கி வச்சுடுவேன்.
சூப்பருங்க, ம். <laughs> ம், சூப்பருங்க. ம்.
முக்காவாசி வந்து நான் அவனோட என்கேஜ் டா இருக்கிற மாதிரி நான் வந்து பாப்பேன். "அவனுக்கும் வந்து அந்த ஸ்க்ரீன் நேரம் வந்து காட்டக்கூடாது" அப்படின்னு. ஆனா வந்து என்ன என்னதான் இருந்தாலும், அந்த தொலைக்காட்சிய மட்டும் என்னால தவிர்க்கவே முடியலங்க. அது ரொம்ப கொஞ்சம் சிரமமா தான் இருக்குன்னு நான் சொல்வேன். <chuckles>
கண்டிப்பாங்க இப்போ, இந்த ஸ்க்ரீன் நேரத்த வந்து நீங்க இப்டி நிர்வகிக்கிறதுனால, இப்ப அதாவது திடீர்னு நீங்க வந்து ஸ்க்ரீன வந்து லே ரொம்ப கம்மியா பண்ணி வச்சிருக்கீங்க, திடீர்னு ஒரு நேரம் கட்ட ஒரு ஒரு நேரத்தில் என்ன பண்றீங்க? அத வந்து பிரைட் பண்ணி பார்க்குறீங்க, அப்ப கண்ணு ஒரு மாரி உங்களுக்கு கூசாதா? அத வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமா உங்களுக்கு தெரியலையா?
நான் அப்பேலருந்தே வந்து அந்த 0ல தாங்க வப்பேன். ஏன்னா எனக்கு கண் வலிக்கும் ரொம்ப, அதிகமா லைட்டா வச்சா கூட எனக்கு கண் வலி வந்துரும். அதனால நான் ஜீ எப்போதுமே அது பகலா இருந்தாலும் சரி, பகல்ல அந்த வெயில்ல போறப்போ மட்டும் கொஞ்சம் அதிகமா கூட்டி வச்சுக்குவேன் ஏனா அப்போ ஒண்ணுமே தெரியாதே ஸ்க்ரீனு. ஆ அப்ப மட்டும் தான் கூட்டி வைக்கிறது தவித்து மற்றபடி வீட்டில இருக்கப்போலாம் எப்போதுமே, அது 0ல தான் இருக்கும். அது வந்து ஏதோ ஏதோ ஐ ஷீல்டுன்னு சொல்லிட்டு வேற ஒண்ணு இது இருக்கும். ஆப்ஷன் னோ என்னமோ, அ அது போட்டா வந்து கொஞ்சம் மங்கலா டிம்மா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ மஞ்ச லைட் எரியிற மாரி. அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்குமா, அதை பயன்படுத்துவேன் நானு.
கண்டிப்பாங்க ம்ஹ்ம். ம். ம் ம். கண்டிப்பாங்க. இப்போ டிவிலாம், பெரும்பாலும் நெறைய பேரு பாருங்களேன், நைட் டைம்ல வந்து ஃபுல்லா லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாரி அனுபவங்கள்லாம் உங்களுக்கு உண்டுங்களா? அதனால ஏதாவது பிரச்சனை நீங்க சந்திச்சிருக்கீங்களா?
ம். இந்த மாதிரி இரவுல பாக்கிற நேரமே இல்லங்க. ஏன்னா வந்து அந்த மாரிலாம் நம்ம பாக்குறோம்னா யார் கூட பார்ப்போம், கணவர் கூட தான் பார்ப்போம். கணவரே நம்மளுக்கு அதுக்கான நேரம் வந்து குடுக்காம இருந்தா எப்படி அதை போய் நான் மட்டும் பார்க்கறது? <chuckles>
<laughs> அப்ப நான் இந்த கேள்விய உங்க கணவன் கணவர்ட்ட தான் கேட்கணும் அடுத்து.
<chuckles> ஆமாங்க. அப்படிதான் போயிட்டுருக்கேன். ஆனா, அது நாத்தனார் அது அவங்க தங்கச்சி வந்தா கூட, அதுக்கூட நேரம் செலவிட்டு அதுவும் நானும் உட்காந்து பார்ப்போம். ஆனா, அந்த படம் நம்ம அதுக்குள்ளே போகிற முழுக்கிறனால, அந்த வ் வ நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரீன் நேரமோ, அதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கே தென்பட மாட்டேங்குது. நாங்க 2 பேரும் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே அப்படியே பேசிக்கிட்டே போவோம். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
ம். ம். சூப்பருங்க. ஆனா, பே பொதுவாகவே அந்த மாதிரி பாத்தா என்ன கண்ணுக்கு நல்லதுங்களா? அந்த மாரி டிவி ஆஃப் பண்ணிட்டு பாக்குறது.
ம். இல்லங்க. நெறைய பேருக்கு வந்து கெடுதல் தான் சொல்றாங்க. அந்த மாரியும் வந்து இரவுல வந்து தொலைபேசி பயன்படுத்தவும் கூடாதுன்னு தான் சொல்றாங்க. அந்த மாதிரி இருட்டுக்குள்ளே வந்து ஒரு லைட் வந்து நேரா வந்து அதை வச்சுட்டு வேற பார்க்குறோமா. ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகும். அந்த பவர் வந்து கம்மியாகும்லாம் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு தோழிக்கு கூட இப்படி தான் அதிகமா வந்து இந்த தொலைபேசி இருட்டுக்குள்ள வந்து பயன்படுத்தி, பயன்படுத்தி அந்த கண்ல உள்ள பவரே வந்து குறைஞ்சு அதை வந்து கண்ணாடிலாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. பயம் வந்துருச்சு எனக்கு அதுக்கப்புறம் குறைக்க ஆரம்பிச்சுட்டேன். <chuckles>
ம். கண்டிப்பாங்க. <chuckles> பெரும்பாலும் நெறைய பேர் கண்ணாடி போட்டிருக்காங்க. <chuckles> நெறைய பேர்.
ஆமா, அதுவும் குழந்தைங்கலாம் பாத்தீங்களாங்க, இப்போலாம் சின்ன பிள்ளைங்களே அடிக்கடி போட்டுட்ருங்க பாவமா இருக்கும்.
ஆமா, ம். ஆமா. இப்போ அ தினசரி உங்களுடைய ஃப்ரீ டைம்ல, அ அந்த மாதிரி நேரத்துலலாம் நீங்க மொபைல் பாக்கும்போது அத எப்படி பயன்படுத்துவீங்க? அதேமாரி எ எவ்வளோ மணி நேரம் வந்து ஒரு நாளைக்கு வந்து உங்களால அந்த ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் வந்து பாத்து உங்களால அ ப பாக்க முடியும், மொபைல் யூஸ் பண்ண முடியும்.
ம். அது நம்ப 1 நாள் குடுத்தா கூட நம்பளால யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கு அதுல. ஏன்னா வந்து இப்ப வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் மூலியமா நெறைய விஷயம் வந்து நடக்குதுல்ல, அதுவும் முக்கியமா வந்து இப்ப "என்னோட கணவன் கணவருக்கு பாத்தீங்கன்னா வந்து, டயட்டுன்னு வந்து ஒண்ணு வந்து மேற்கொண்டுகிட்டுருக்காரு. அப்ப வந்து அந்த உணவெல்லாம் வந்து, அந்த வடமாநில சைடோட உணவா இருக்கும். அப்ப அத பத்தின ஒரு எண்ணம் நாலேஜ் ஜு நம்மளுக்கு சுத்தமா தெரியாது. அப்ப நான் என்னா பண்ணி ஆகணும்! சமைக்கிறப்ப அந்த தொலைபேசிய வந்து எடுத்து தான் ஆகணும். அ. <laughs>
கண்டிப்பா கண்டிப்பாங்க. வேற வழியே இல்லை. அதை பாத்து தான் செஞ்சு ஆவணும். இப்போ நெறைய பேரோட குடும்பம் வந்து YouTube தான் நெறைய பேத்துக்கு கை குடுத்துட்டுருக்குது. ம்.
<laughs> ஆமாங்க நான் எனக்கும் சமைக்கத் தெரியாது. இப்ப அத் நீங்க சொல்றதுல ஒரு லிஸ்ட்ல நானும் ஒருத்திதான், அப்படிதான் எனக்கும் போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த நான்வெஜ்ஜு, அசைவம்லாம் நான் பண்ணதே கிடையாதுங்க. இங்க வந்து தான் வந்து இவருக்காக பண்ண வேண்டியதா இருக்கு. "அதையும் சரி கணவருக்காக காதலோடு பண்ணுவோமே" அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். <laughs> <breath>
இப்ப பாருங்க ம். ஓ! காதலோடு கணவருக்கு நீங்க YouTube பாத்து பண்றீங்க. வெரி குட்!
ஆமாங்க நான் அந்த அசைவ உணவுலாம் நான் தொட்டது கூட கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது. எல்லாமே இப்ப இவுங்களுக்காக தானே! அது வந்து என்னா பண்ணுறது, சரி ஆசையா கேக்கறாங்கன்ட்டு பண்றேன். அப்ப எல்லாமே வந்து தொலைபேசி மூலியமா தான் பயன்படுத்து ஆனா வெளியில போறப்ப வந்து இந்த தொலைபேசி அ ரொம்பவும் அவசியமான ஒன்றா தான் இருக்கு, இப்ப இருக்க காலத்தில. ம். அப்போ நம்ம ப ம்.
கண்டிப்பா. ம் ஹ்ம் ம். இப்போ ரொம்ப வெயில் அடிக்குது. நீங்க அந்த நேரத்துல ஸ்க்ரீனுடைய லைட் வந்து ரொம்ப டிம் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த நேரத்துல நீங்க ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஃபோனோ வருது, இல்லை யாருக்கோ ஒரு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா, அ நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த ஒரு அர்ஜெண்ட் டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க?
அப்போ தடவுவேங்க. ஏன்னா வந்து, நானே ஜீரோல வச்சிருப்பேன்ல ஏதோ குருட்டாம் போக்குல நானே தட்டி, தட்டி உடுவேன். அப்போ வேற கடுப்பா இருக்கும். ஏதாவது வந்து தொலை அப்டின்ற மாரி இருக்கும். ஒரு சில சமயத்துல வந்து நெ நெணல தேடுவேன். நெணல் எங்க இருக்குன்னு, இங்க இருக்குன்ட்டு. அப்போ தேடியும் போய் இது எடுப்பேன். அதுவும் பையனையும் வேற பக்கத்தில இருக்கோம்னா, இன்னும் நம்பளுக்கு கடுப்பா இருக்கும். அந்த வெயில்ல, பையன் அடம் பிடிச்சுக்கிட்டு, இந்த ஃபோன் நம்பள சதி பண்ணிகிட்டு படுத்தி எடுத்துரும். அந்த நிமிஷன்னா ரொம்ப கஷ்டங்காலமா இருக்கும். அதே, ஒரு அக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கண்ணு தெரியாது. அப்போலாம் வந்து இந்த தொலைபேசி வந்து பயன்படுத்தி பாத்து எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா, வந்து இந்த அக்சஸிபிலிட்டி ஏதோ மோடுன்னு 1 இருக்குமாம். அவங்க வந்து, ஆ அவங்க வந்து அவங்க பாட்டுக்கு அந்த ஃபோன கையில வச்சு 2 வாங்க. அதுனா, அது பேசுது, அது பேசினா இந்த ஆப்பு, இது இந்த ஆப்பு நீங்க இதுக்குள்ளே போயிருக்கீங்க. இவங்க வந்து கால் பண்ணுறாங்கன்னு அதுவே வந்து சொல்லுது. அப்டி பயன்படுத்துறாங்க, எனக்கே வித்தியாசமா இருந்துச்சு. ஓ! இந்த கண்ணு தெரியாதவங்களும் அப்போ இப்டி தான் வந்து பயன்படுத்துறாங்க போல இருக்கு. அது மாதிரி காது கேட்காதவங்களுக்கும் ஒரு இந்த மாதிரி ஏதோ இருக்கும் போல இருக்கு, அது என்னன்னு தெரியல. ஆனா, இந்த அக்கா வந்து பயன்படுத்தி நான் பாத்தேன். அது. அப்போலாம் நினைப்பேன், ச்ச நம்பளுக்கும் கண்ணு தெரிஞ்சே வந்து இவ்ளோ அதிகமா பயன்படுத்துறோமே, இவங்கலாம் பாவம் தானே ஒண்ணுமே பாக்க முடியாது. சமீப காலத்துல தான் ஏதோ இந்த, ம். ஏதோ இந்த மூளையில ஏதோ காய்ச்சல் வரும்ன்னு சொல்லுவாங்க, பாத்தீங்களா?
<laughs> <laughs> <laughs> <laughs> அ. <chuckles> ம், கண்டிப்பாங்க. ம். ம். ஓஹோ! ம்ஹ்ம். ஓஹோ! ம்ஹ்ம். ஆமாங்க. ம், ம், ம்.
மூளைக்காய்ச்சல். அ அந்த வந்து அவுங்களுக்கு கண்ணு வந்து பாதிப்பு இ இடையில தான் இந்த காலேஜூ படிக்கிறப்போ கஷ்டமா ம் <smacks lips> அப்படிதான். ம்.
ஓ! இப்போ, இதே வந்து நெறைய மெசேஜ் வந்துட்டே இருக்கு எனக்கு. சும்மா, சும்மா மெசேஜ் டோன் வந்துட்டே இருக்குது. அதனாலயே நான் சும்மா, சும்மா எடுத்து மொபைல் பாக்கறதா இருக்குன்னு நெனைச்சிட்டு, என்னைக்காவது உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பா இருக்கட்டும், இல்லன்னா வேறு ஏதாவது கான்டாக்ட் வந்து மியூட்ல போட்டு வச்சுருக்கீங்களா?
ஆ, அந்த மாரி இருக்குங்க. நான் அதுதான் சொல்லுவேன். வேலைக்கு வந்து அப்ளை பண்றேன் அப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு, ஏதாவது கண்டமேனிக்கா குரூப்ப ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுல போயி ஜாயின் பண்ணி, ஜாயின் பண்ணிவுட்டு, அவய்ங்க இஷ்டத்துக்கு சம்மந்தமே நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி போட்டு, போட்டு வச்சுருவாய்ங்க. ஒரு சில நேரத்துல வந்து லெஃப்டே ஆயிடுவேன். ஒரு சில நேரத்துல நீங்க சொல்ற மாரி மியூட்ல போட்டு வச்சுருவேன். அதனால பயனுள்ளதாவே இருக்காது. அது ரொம்பவே எனக்கு கடுப்பா தான் இருக்கும். ஆனா
<laughs> <laughs> அ. அய்யயோ!. <laughs> நீங்க அவங்கள்ட்ட டைரக்ட்டா சொல்லலாம் இல்லைங்களா? அ "பயனுள்ளதா மட்டும் அனுப்புங்க" அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா?
அது எனக்கு தான் பயனுள்ளதா இல்ல மத்தவங்களுக்கு பயனுள்ள
<laughs> <laughs> ஆஹான், சரிங்க.
ஆ. ஏன்னா வந்து நான் பள் கல்லூரி முடிச்சு வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சு. இது ரொம்ப பெரிய கேப் உழுந்துருச்சு. அப்போ நான் ஏதாவது திருப்பியும் ஒரு ஸ்கில்லு கத்துக்கிட்டு தான் நான் உள்ள போ முடியும். இப்போ ம் நாலேட்ஜ் வந்து எம்ப்டியான மாதிரி இருக்கு. எல்லாம் இந்த சமையல பத்தியே தெரிஞ்சுகிட்ட மாதிரி இருக்கு, படிப்பை பத்தி ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கு. அதுக்குதான். <laughs>
ம். ம். கண்டிப்பா. <laughs> அசல்லு வந்த வேலையை மறந்துட்டு, அசல் சமையல்காரனாவே மாறிட்டோமே! அந்த மாரியா? கண்டிப்பா. ம். <laughs>
<laughs> .அ, ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்படிதான் என் வாழ்க்கை போயிட்டுருக்கு. சரி இனிமேவாவது நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம், படிக்கலான்ட்டு பாத்தாலும் நம்மளோட மைண்டு வந்து, சரிப்பட்டு வர மாரி அதுவும் நான் வந்து ம்.
இல்ல ,இல்ல. நீங்க படிக்கலாம்ன்னு போய் உட்காருவீங்க. அப்போதான் ஐயயோ! மாவாட்டணுமேன்னு ஞாபகம் வரும். அப்போதான், "அச்சச்சோ! ட தாளிக்கணுமே, கொழம்ப தாளிக்காம வச்சுட்டு வந்துட்டோமே" ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா, எனக்கு இந்த மாரி அனுபவங்கள்லாம் நெறையா இருக்குதுங்க, எனக்கெல்லாம். நான் படிக்கலாம்ன்னு உக்காரம்போது தான், அடுப்பு "ஐயோ டீ போட்டோமே என்னாச்சு? அச்சச்சோ! பருப்பு வ வேக வச்சோமே என்னாச்சு?" அப்புறம் ஓடு. அங்கே ஒரு கை, இங்க ஒரு கை. இப்படியே தான் போய்ட்டுருந்துச்சு, என் வாழ்க்கை. ம், ம்.
<laughs> ஆமாமா. ஓ! பரவால்லங்க. அதையும் ம். ன்ன, ஆனா, அவ் வேலை கிடைச்சிருந்துச்சா, உங்களுக்கு?
வேலை முன்னே ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பாத்துட்டிருந்தேன். அப்புறம் இப்போ வந்து கொழந்தைங்க இருக்கிறனால போக முடியலைங்க. ஆனா இப்ப கவர்மெண்ட் ஜாப்லாம் அப்ளை பண்ணேன் தாங்க. ஆனா ஒண்ணும் வேலையும் கிடைக்கல. எங்கே, அப்புறம் தான் பொழுதன்னைக்கும் கிச்சனே நின்னுட்டுருக்கோமே! கிச்சன பத்தி யாராவது எக்ஸாம் வேணா வச்சாங்கன்னா, நம்ம பாஸ் ஆயிடுவோம் நம்ம எல்லாருமே. <laughs>
ம். அதுதாங்க, ம். <laughs> ஆமா ஆமா. இதுதாங்க அந்த பெண்களுக்குக் கூட ஒரு மிகப்பெரிய சவாலாவே இருக்கு. என்னமோ நம்பளே அத குத்தகைக்கு எடுத்த மாதிரி அப்படியே அடைஞ்சிடுறோம். அது கடுப்பாகவே இருக்கும். ம், இன்னும் அடுத்தது வந்து பிளான் பண்ணாய்ங்கன்னா, என்னோடய வாழ்க்கையே முடிஞ்ச மாரி ஆயிரு <laughs> எங்க அம்மாவும் திட்டுவாங்கங்க. இந்த மாதிரி "நீ வந்து எதுக்கு படிச்ச, என்னன்னே எனக்கு தெரியல! நீ வீட்லயே உக்காந்துரு." அப்படின்னுலாம் சொல்லுவாங்க.
ம். <laughs> கண்டிப்பாங்க. <laughs> கண்டிப்பாங்க, கண்டிப் <laughs> ம், கண்டிப்பாங்க. அதாவது அடுப்புல வேலை பாத்தாலே, இந்த மொபைல்-, மொபைல் அப்பப்போ வச்சுக்கிட்டு, ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, அந்த மொபைல்ல வரக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம என்னன்னு பாத்துக்கிட்டு, ரொம்ப நேரம் அ மத்த ஸ்க்ரீன்லலாம், அதாவது டிவியா இருக்கட்டும், மொபைலா இருக்கட்டும், அதுல நம்ம அதிகமா நேரம் செலுத்தாம, நமக்குன்னு ஒரு அ அதாவது தேவைன்றப்ப மட்டும் பாத்துக்கிட்டு, மீதி நேரத்துலலாம் நம்மளுடைய அ ஸ்க்ரீன் நேரத்தை நம்ம கொ கொறைச்சுட்டு, இருக்கிற மத்த வேலைகள நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உண்மையாலுமே. ரொம்ப அழகாவும், ரொம்ப தெளிவாவும் உங்களுடைய அனுபவத்த என்ட்ட பகிந்துகிட்டங்க. மிக்க நன்றிங்க.
ஆமா. கண்டிப்பாங்க. நீங்களும் ரொம்ப அழகா என்ட்ட கேள்விகள் கேட்டீங்கங்க. உங்களுடன் பேசியதற்கு மிக்க நன்றி.